ம்ஹ்ம்.
ஒரு பேரன்டல் கண்ட்ரோல் போட்டு தான் குடுப்பேன். ஒரு சில விஷயங்கள அவங்கனால பார்க்க முடியாது, தேட முடியாது.
ஆ இவாங்க அதுதான். நாங்கலாம் அந்த கண்ட்ரோல் மத்திரந்தான் எங்களுக்கலாம் இருக்கு. நம்மளோட கூகுள் லிங்க வச்சு தான் டிவி, விக்கெய்ல் டாப் லேருந்து எல்லா ஃபோனுமே ஒரே கண்ட்ரோல் லல தான் இருக்கு. ஆ.
ஆ கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அது கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா எவ்ளோ நேரம் பார்க்குறாங்கறத கூட ஒரு 2வது பிரச்சனை. என்ன பார்க்குறாங்கிறது தான் மொத பிரச்சனை.
ம். ஆ. அதான். இப்ப அதுதான் பிரச்சனை. நம்ம நாமளே என்ன பார்க்குறோம்ன்னு நமக்கே தெரியாது. நாமளே நம்மள கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற அளவுக்கு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு.
ஆமா. கண்டிப்பாங்க. அந்த. கண்டிப்பா. அது மாரி அதே மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப 1 மணி நேரம் இப்ப சாயந்திரம் 1 மணி நேரம் ஒட்டுக்கா குடுக்க மாட்டேன். 1/2 மணி நேரம் குடுப்போம். ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வா, இல்லன்னா போய் மேலை கீன்னு போய் வெளையாண்டுட்டு வா. நீ ஹோம்வொர்க் கூட நீ புடிச்சா பண்ணு, புடிக்கலனா பண்ணாம போய் அடிவாங்கு. எனக்கு அத பத்தி கவல இல்ல. நீ போய் 2 பேரும் பக்கத்து வீட்டுப்பய்யன் என்ன இருக்கா பாரு. அவனும் சும்மா தான் இருப்பான். அவனையும் புடிச்சு கூட்டிட்டு போய் மேல போயோ, கிரிக்கெட் டோ ஏதோ 1 வெளையாண்டுட்டு வான்னு ஒரு கையில பால குடுத்து நானும் என் மனைவியும் தட்டி விட்டுருவோம்.
ஆ ஆ. ஆஹ பரவால்லையே!
அந்த மாரி பண்ணட்டு ஆமாங்க. அ போயிட்டு வந்துட்டான்னா, அதுக்கப்புறம் ஒரு சாப்பறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அப்பா அப்டிம்பான். "சரி இந்தா" அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உக்கான்ட்டு ஏதோ 1 வெளையாண்டுகிட்டு இருப்பான்.
அதாங்க சாப்பிடும்போது, சாப்பாட பார்த்து சாப்பிடணுங்கிற பழக்கம் குழந்தைகளுக்கு நாம எப்படி?
இல்லைங்க. சாப்டுறப்ப குடுக்கவே மாட்டேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி குடுத்துட்டு சாப்டுறப்போ வாங்கிருவோம். அதுக்கப்புறம் சாப்படுறப்போ உட்காந்து ஜாலியா பேசிட்டு. அப்பப்ப ஒ மூடு இருந்தா ஒரு நியூஸோ அது மாரி பார்ப்போம். இல்ல அவனுக்குகீனு கொஞ்சம் அவன் பார்க்க பாவமா இருந்தா. சோட்டாபீம் அது மாரி எ குடும்பமே உட்கார்ந்து ஒட்டுக்கா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு. சாப்ட்டுட்டுக்கீனும் பண்ணுவோம்.
அ. அ. நல்ல பழக்கம் தாங்க. அதுதான். இப்ப கொழந்தைங்களுடைய சேனல் ல எத்த நேரமோ ஓடிட்டு இருக்கு வீட்ல?